ஆ ஸ் சரி பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஆனா, நீங்க என்ன பண்ணுனா அந்த ஊருல நீங்க வேலை செய்றதால, ஆம். அங்கே வந்து நீங்க வந்து அந்த வேலைய வந்து விட்டுடணும், அதாவது ரிசைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன்.
ம்ஹ்ம்.
ம். அப்புறமா தான். ஏனா, நீங்க வந்து இந்த டெப்யூடேஷன்னு சொல்வாங்க. உங்கள வந்து இங்கே சேர்யிரதால அங்க போய் சேர்றது வேற. ஆ நீங்க அந்த வெளிநாட்ல போனதுக்கு அப்புறமா அங்கேயே வந்து உங்கள வந்து ஒரு இப்போ என்ன சொல்றது ஒரு தொழிலாளி ஆக்கிடுறாங்க இல்லையா அவங்கள ம். ஆ அப்போ ஆமா. அத கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க இங்க வரணும். அப்புறம் யோசிச்சோம். அதான் இங்கேயே பண்ணிட்டோமே, அங்க போய் திரும்ப எதுக்கு இதே கம்பெனியில வேல செய்யணும் அப்டின் சொல்லி
ஆமா. அத கேன்சல் பண்ணிடுவாங்களா? ஆஹ. அப்ப நம்ம வேல மொத்தமாவே மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க?
ஆ, ஆமா, அது நான் எடுத்த முடிவு. அப்புறம் நண்பர் வந்து ம். ஆ அது பொருளாதார ரீதியா ஒண்ணும் பெரிய பாதிப்பு இல்லன்னு வச்சுக்கோங்களேன் 2 பேருக்குமே.
ம். இல்ல நம்ம ரொம்ப யோசிக்கிறதே என்னன்னா, அதுலேருந்து வர சம்பளம் அது நம்ம குடும்பத்திற்கானது அந்த மாதிரி நெறைய யோசிப்போம்ல அந்த ச அத வச்சு.
ஆமா. ஆமா. அப்போ அதாவது அந்த பாதிப்பு ஒண்ணும்
அஹ. அடுத்த வேல தேடணும்ல வேற.
அ அதுவும் இருக்கு. <laughs> அ சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சரி கொஞ்ச நாள் வந்து வேலை எடுக்காம இருக்கலாம் அப்டின்னு சொல்லி ஒரு 1 மாதம் காலம் வந்து நான் வந்து தேடலாம் இல்ல ஒண்ணும், ஜாலியா இருப்போம் ஒரு விடுமுறையில வந்தா அப்டிதானே இருப்போம். அந்த மாரி அப்டின்னு சொல்லி.
அ. ஆஹா சரிங்க. ஆனா, வீட்டுலலாம் சொல்லிட்டீங்களா நான் வேலையை விட்டுட்டு வரேன்னு?
ஆமா, ஆமா. சொல்லிட்டோம். அது சொன்னாங்க என்னடான்றீங்க. திடீரென்னு இப்டி சொல்றீங்க அப்டின்னு. என்ன இருந்தாலும் அம்மாக்கு வந்து கொஞ்சம் சரி பரவாயில்லையே என் பிள்ள வந்தா போதும் அப்டின்னு. அ.
பரவால்ல. ஆஹ. அ அதான் எவ்வளோ நாள் தான் விட்டுட்டு இருக்குறது. <chuckles>
ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னாகா, நம்ப வந்து கேனடால இருக்கும்போது அ அங்க வந்து பகல் இருக்கும்போது இங்கே இரவா இருக்கும். அப்போ பேசுறதும் கூட கொஞ்சம் வந்து இந்த விடுமுறை நாட்களில் இல்லன்னா, வந்து வார இறுதியிலனா நல்லா பேச முடியுன் வச்சுக்கோங்களேன். அம் அப்ப அந்த மாரி இருந்ததால சரி வரோன்னா சரி வாங்கப்பா அப்டின்னு சொல்லிட்டாங்க அம்மாவும். <laughs> அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 மாதம் கழிச்சு வந்து ஏதோ ஒரு வேல பண்னேன் நானு கேடைச்சது. இங்கே பெங்களூரிலேயே திரும்போ
ம்ஹ்ம். அம்மா ஆமா நம்ம மே ம். நல்ல அம்மா. ஆ.